கண்டிப்பாங்க. ஒரு, ஒரு மாதிரியான காத்து உள்ள இருக்குங்க. சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, ஒரு மாரியான காத்து உள்ள இருக்கு. அந்த காத்து வெளிய போணும். அந்த காத்து வெளிய போணும்னா என்ன பண்ணணும்? நம்ம நெறய பேசணும். நெறய வந்து, ஆ கத்தலாம். இல்லிங்களா? அதுக்கப்புறம் வந்து நெறய சிரிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நீங்க சில இடத்துலலாம் பாத்திருப்பீங்க, சில பேர் கத்துவாங்க. என்னான்னா அது வந்து மன அழுத்தத்தின் வெளிப்பாடு. அது வந்து "ஸ்ட்ரெஸ் பஸ்டர்" அப்டின்னுவாங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, ஒரு சில பொருட்கள் நான் சொன்னேன். ஒரு சில பிடிச்சமான சில பாடல்கள், படங்கள், நகைச்சுவை காட்சிகள் இருக்கும். அதையும் நீங்க ரீவைன்ட் பண்ணி பாக்கலாம். நான் அத பண்ணுவேன் நானு அடிக்கடி. ரொம்ப கோவமா இருக்கும்போதும், ரொம்ப ஒரு மாரி ஹோப்லெஸ்ஸா இருக்கும்போதும், ஒரு நம்பிக்கையே இல்லாத போய் என்னாட வாழ்க்க? நம்மள ஏன் எல்லாம் இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வைச்சிருக்குறாங்கங்குற மாரி, உச்சாணி கோவத்துக்கும், அந்த உணர்ச்சிகளுக்கும் இருக்கும்போது, நான் என்ன பண்ணுவேன் ஒரு சில, ஒரு சில அ நகைச்சுவை காட்சிகள்லாம் பாப்பேன். என்னோட மனசு மாறனும். அந்த இயல்பு நிலைக்கு வரணும். இல்லாட்டி அந்த, அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளிய வரணும். அதுக்கு எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த காட்சிகள்லாம் உள்ள போகணுங்குற மாரி, ஒரு சில காட்சிகளப் பாப்பேன். கொஞ்சம் சரியாகும். அதுக்கப்புறம் சரி நம்ம இயல்பான வேலைகள வந்து நம்ம பாக்க ஆரம்பிக்கலாம். இப்டியே இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை இருக்கில்லிங்களா? அடுத்தடுத்து இருக்கு. அடுத்த கட்ட வேலைகள் இருக்கு. நமக்கு பொறுப்புகள் இருக்கு. யார் பாப்பாங்க? நிச்சயமா.
சரிங்க. ஆமா. கத்தலாம், ம். கண்டிப்பா, ம். கண்டிப்பாங்க, ம். பொறுப்புகள் முக்கியமா வாழ்க்கைன்றத விட, பொறுப்புகள் நமக்கு நெறய இருக்குது. அதெல்லாம் நம்ம பாத்தாவணும்.
நிச்சயமா. அதனால, அத வந்து நம்ம பாக்க ஆரம்பிச்சுரணும். சொல்லுங்க, சொல்லுங்க.
ரொம்ப அழகா நீங்க ம், ம் m. அதாங்க, ரொம்ப அழகா அந்த மன அழுத்தம் வந்து எப்டி இருந்தா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லியா நகைச்சுவைலாம் நீங்க பாப்பீங்கன்னு சொல்ட்டு. எனக்கெல்லாம் மன அழுத்தம் வந்துச்சுன்னா நான் மொத மொத வேலையா, அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டு, அப்புறம் இந்த காமெடி. இத நான் மறக்காம பாக்க ஆரம்பிச்சுருவேங்க. இல்லன்னா எனக்கு மன அழுத்தம் கொறையவே, கொறையவே கொறையாது. நீங்க ரொம்ப அழகா ம்.
கண்டிப்பாங்க. இன்னொரு, இன்னொரு வழி இல்ல இன்னொரு வழி நான் சொல்லவே மறந்த்ட்டேன் நானு. அது தன்னிடம் பேசிக்கொள்வது, கண்ணாடி முன்னாடி நின்னு, தன்னிடம் பேசிக்கொள்வது. ஒரு நல்ல வழி, மன அழுத்தத்த கொறைக்குறதுக்கு.
ஓஹோ, கண்டிப்பாங்க.
சரிங்களா? அதுலயே பேசிக்கிட்டீங்கனா, நீ யாட்டயும் பேசணும்னு அவசியம் இல்ல. "நான் இத செஞ்சேன், நான் அத செஞ்சேன், இத செஞ்சேன், அத செஞ்சேன் என் மேல தவறு இருக்கா? இல்ல எனக்கு தெரியல. அவர் மேல தவறு இருக்கா? எனக்கு தெரியல. சரி பரவால்ல, காலம் பதில் சொல்லும்" அப்டின்னீங்கனா ரொம்ப நேரம் பேசினீங்கனா அந்த காற்று வந்து வெளிய போனதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த மன அழுத்தம் குறையுங்க. அது ஒண்ணு இருக்கு. <chuckles>
ம்ஹ்ம். ஆமா, ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா ரொம்ப அழகா அந்த மன அழுத்தம் வந்து எப்டி குறைக்கலாம்? அதுக்கு என்னான்னலாம் செய்யலான்றத, ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றிங்க.